ஆஹ. நீங்க கிராமிய சூழல்ல வள வ படித்துக் கொண்டிருந்தீங்களா? இல்ல, நகர சூழல்ல படிச்சிருந்தீங்களா? அந்த சமயத்துல.
அப்டீன்ட்டு எனக்கு ஒரு அதாவது நான் ம இருந்தது பாத்தீங்கன்னா, ஒரு டவுன். அது 2 விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த கிராமம் இதுவும் இருக்கும் சரி, எல்லா. ஆமா. ஆமா. நிச்சயமா எல்லா வசதியும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும் பொழுது, நான் வந்து என்னோட
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதாவது, ஒரு மிடில். ஒரு இடைப்பட்ட பகுதி இடைப்பட்ட பகுதி. அ அர்பன் டவுன் மாதிரி. ம். சரி. இருக்கும். சுத்தி இருக்கும்.
ஆமா.
ஆஹம்.
அப்டி இருக்கம்போது, என்னுடைய எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதமான ஒரு அணி. அந்த ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயத்த வந்து ஆடையின்னு பாத்தா, அழகாவே அணிஞ்சாங்க. அப்போலாம் எனக்கு, அந்த சின்ன வயதில பாத்தீங்கன்னா, ஆரம்ப நிலையிலயே நான் பாப்பேன். "எப்டி இவ்ளோ அழகாலாம் அணியிறாங்க?" அ அந்த விஷயத்லே அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த கலாக் அந்த தெய்வ கலாச்சாரமுன்ட்டு ஒரு விஷயம் இருப்பாங்கல்ல. நான் அம்மாவலாம் பாப்பேன். அம்மாவோட கூட பிறந்தவங்கலாம் அழகா வந்து, அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், அந்த நடைங்கறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கை ஊட்ட ஒரு விஷயமா இருக்கும். அந்த குடும்பத்துக்கு ஏத்த ஒரு எதுவோ சொல்ல? குத்து விளக்கு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம், ம். சொல்வாங்க. "குடும்பக்கலையோட இருக்காங்க, பாருங்க. அந்த பொண்ணு. "அப்டின்னு நம்மள சொல்லுவாங்கல்ல. ஆமா. அம்மன பார்த்த மாரி இருக்குன்னுவாங்க.
ஆமா. நிச்சயமா. எங்க அம்மா எ ஆமாம்மா, நிச்சயமா. எனக்கு என்னோட அம்மாவலாம் பாக்கும்பொழுது, உண்மையா வந்து அந்த தெய்வத்த வந்து பாத்தீங்கன்னா கல்லால தான் பாத்துருப்போம். ஆனா வந்து, நம்ம அம்மா வந்து, அந்த நல்ல நாள் அதுவும் அந்த பட்டு புடவையும் சரி, அந்த கொசுர வச்சு அந்த புடவையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கட்டி, அந்த நல்ல ஒரு பெரிய பொட்டு நல்லா வச்சு, அந்த சந்தனம் வைக்கும்பொழுது
<chuckles> ம். உருவத்துல. அ. ஆஹாஹா. ஆமாம். அது ஒரு அதுவே கொசு அது கொசுறு இல்ல, கொசுவம். <chuckles>
அ. அந்த விஷயம். <chuckles> அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அழகா
அது. அ சரி சொல்ல்ல. சரி, சொல்றேன். தமிழ் தானே. அ கத்துக்கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருக்குதே. அது பெரிய விஷயமாச்சே. இவ்வளவு அழகாக சொல்லி இருக்கீங்களே நீங்க. ஆமா. அதுக்காக சொல்றோம். அ.
ஆமா. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. ஆ, ஆஹ. ஆமா. அம்மா! அது போல கட்டும்போது, நானும் பாப்பேன். "அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்குற அம்மா." அ நானும் வந்து பெருசானா, சொல்லுவாங்கல்ல, அம்மா போல தான் குழந்தைங்களும் இருப்பாங்க, அப்படி ஒரு விஷயம்லாம் சொல்லும்பொழுது, நானும் கேட்பேன், "அம்மா நான் உங்கள போலவே இருப்பேனா, அம்மா?" அப்பிடீன்ட்டுலாம் கேட்கும்போது, எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாவாடை தாவணியா இருக்கட்டும், பாவாட சட்டையா இருக்கட்டும், எனக்கு எப்பவுமே இந்த ஆடையின்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா, அப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த நல்ல நாள் அப்போ தான் எடுத்து தருவாங்க. அதையும் நாங்க பாத்து, பாத்து பத்தரமா இது பண்ணி தான் இது பண்ணுவோம். இப்ப நீ சின்ன வயசிலருந்து நீனு ம்.
ம்ஹ்ம். ம். <chuckles> ம் ம்ஹ்ம். ஆமா. செயற்கை தான். ஆமா. அப்பலாம் அப்டித்தான். அதனால தான் அதுக்கு உண்டான தேவையும், அதுக்கு உண்டான ஆர்வமும், அதுக்கு மேலே நமக்கு இந்த பிரியமும் அனாதையா இருந்தது. இப்ப வந்து "கை நிறையா கழுத விட்டான்ற" மாரி நிறையா கிடைக்குது. எல்லாமே. அதனால நமக்கு
ஆமா. கண்டிப்பா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா முற்றிலும் ஒரு உண்மையான ஒரு விஷயம்.

அத ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏத்தாப் போல தான் நம்ம அணிய, கோவிலுக்குன்னா ஒரு அ ப பாவாடை சட்டை, ஒரு சுடிதார் வேலை எதனா வேலைக்கு போறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மல்ஸ் இது, அதுபோல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அது போல வந்து அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, அந்த பேசுகிற ஒரு விஷயம் கூட, இப்போ வந்து நான் மைக்கில பிடிச்சு நான் பேசுறேன் அப்படின்னா என்னோட உடையும் என்னுடைய மேக்கப் ஒரு விஷயமா தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் ஒரு விஷயம் வந்தது. ஆமா.
அணி ஆமா, ஆமா. ம்ஹ்ம். அதில ஒரு பகுதி. ஆ நி அ நிச்சயமா அதாவது பார்க்கற பார்வையாளர்கள் என்னுடைய பேச்சை ஒருவாறு ஒரு ஒரு சதவிகிதத்திலே கேட்கறதற்கு கூடியிருந்தாலும். என் என்னுடைய உடல் அலங்காரத்தையும், என்னுடைய இந்த முகபாவனை அலங்காரத்தையும் பார்க்கறதுக்குன்னு ஒரு சதவீதம் அவங்க மனசில வச்சிருப்பாங்க. அப்படிதானே, அதை தானே சொல்ல வர்றீங்க. அப்ப அப்ப அந்த தன்னம்பிக்கை வந்து அந்த மிச்சம் இருக்கிற, நான் பேசுறதுல ஒரு 80% நான் அங்க பெற்றுக் கொள்ளப் போகிறேன். அல்லது அ 60% அங்க நான் பெற்றுக் கொள்ளப் போகிறேன். மிச்சம் இருக்கிற 40% தன்னம்பிக்கையோடு நான் அணிகிற ஆடை வந்து எனக்கு பெற்றுத் தரும். அப்படின்னு நீங்க கலந்துக்கிறீங்க. அதுதானே நான் பெற்றுக் கொள்கிற ஆ ஆ ஆ விஷயம்.
ம். ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. ஆ. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமா அந்த தன்னம்பிக்கையே அப்பதான் அதாவது நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்ட்டா ஒரு இருந்தேன். அந்த கலை சார்ந்த ஒரு விஷயத்தில இருக்கும்போது எனக்கு அந்த நேரத்தில உடல்நிலை சரியில்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய இதுதான் வந்து அ துணி வந்து அணிஞ்சிருக்கும்போது என்னை வந்து ஹோஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு தே தயக்கம் ஏற்பட்டுச்சு என்னடா இது நம்ம வந்து இது போல டிரெஸ்ஸு போட்ருக்கோம். ஆனா வந்து ஆ.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஆ இயற்கை "ஆ இந்த ட்ரெஸில இருக்கோமே இப்படி போயிட்டு நம்ம என்னத்த பண்ண போறோம்?" அ சரி.
அப்படின்னுட்டு ஒரு தயக்கம் இருந்தது. என்னோட பேச்சுல வந்து எனக்கே தெரிஞ்சது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. என்னால ம் நான் உங்ககிட்டயே சொன்னேன். "இல்ல இப்போதைக்கு என்னால முடியாது. கொஞ்சம் நா வந்து இப்ப சரியில்ல. வேற யாருனா வந்து நீங்க வந்து வந்து அந்த விஷயத்த வந்து சொல்ல சொல்லுங்க ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க அந்த நிகழ்ச்சியை." அப்படின்னு
ம்ஹ்ம். ம். அதாவது திறமை இல்லாம இல்லை. இப்போ என்னுடைய உடை அதற்கு ஏற்றபடி இல்ல. எனக்கு தன்னம்பிக்கையே குடுக்கல. நான் பேசுறதுக்கு ஆ புரியுது.
ஆமா. நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கறேன். ஆனா வந்து அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயக்கத்த ஏற்படுத்துது.
அந்த நம்பிக்கை அது குடுக்கல. நான் அணிந்திருக்கற அ நான் அணிந்திருக்கற அந்த உடையை அலங்காரம் வந்து நான் பேசலாம் அப்படின்ற நம்பிக்கைய எனக்கு முழுசா குடுக்கல.
நிச்சயமா, என்னோட என்னோட தோழி கூட சொன்னா ஆமா என்னோட தோழி கூட சொன்னா "என்னடி நீன்னு பார்த்து இது போல வந்து ட்ரெஸ்ஸு போட்டு வந்து ஆடையை அணிஞ்சிட்ட. இது வந்து பார்த்தீன்னா நீ ஹோஸ்ட் பண்ணுன்னு சொல் சொல்லியிருக்காங்க சொல்லலையா?" அப்படின்னும்போது "எனக்கே தெரியாது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எனக்கு அந்த WhatsApp குழுவுல வந்து பார்த்தீங்கன்னா பதிவு வந்து நான் பார்க்கல." அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து ஏன்? அப்படின்ட்டு அவ்வளும் சொல்லுமா இப்போ வந்து நல்லாவே இல்லடி இது வேற கொஞ்சம் பெருசா இருக்கே, ஸ்போர்ட்ஸ் டே அது.
அதனால நான் போய் பேசல. ம்ஹ்ம்.

கண்டிப்பா, கண்டிப்பா. அதுபோல என்னோட அம்மா வந்து சொல்லிட்டே இருக்கும்போது, எனக்கும் வந்து இந்த சின்ன வயசுலலாம் அம்மாவோட புகைப்படம்லாம் பாக்கும்பொழுது, அம்மா நீ ரொம்பவே அழகா இருக்க. நானும் வந்து உன்னப்போலதான் வந்து அந்த ஆடைலாம் அணியுவேன். நா பெருசானா, இதுபோலதான் அந்த புடவைலாம் அணியுவேன்னும் போது, எனக்கு என்ன ஒரு விஷயமாச்சின்னா அந்த நெறைய பேர் வந்து பாக்கும்போது.
ம்ஹ்ம். ஆஹா! ஆஹா. எஸ். உங்க அம்மாவோட அழகு மேலயே எவ்வளோ பொறாம? ம். உங்களுக்கு. அ இல்ல?
ஆமா. எனக்கு பொறுத்தவரைக்கும் என்னோட அம்மாதான் வந்து பாத்தீங்கன்னா அழகு, மகாராணி எல்லாமே. ஆமா, நிச்சயமா.
அம்மாதான் எல்லாத்துலையும். அ. ஆ. ஆ. சரி, சரி. அ அதுலயும் ஒரு விசேஷமான ஒரு உயர்வு தன்மையா நீங்க குடுக்குறீங்க. அது மேன்மையைக் குடுக்குறீங்க அந்தத் தாய்க்கு, இல்லையா? அது எதார்த்தமான என்னுடைய கேள்வி நகைச்சுவையாக இருக்கணும்.
ஆ. ஆமா. நா எங்க போனாலும் எங்க அம்மாவ வந்து நான் க இது பண்ணுவேன். எங்க அம்மாக்கு இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கும். எங்க அம்மாக்கு இந்த இது விஷயம் அழகா இருக்கும். அழகு கூட்டித்தரும். அவுங்க வேற ரொம்ப அழகா அந்த சந்தன அதாவது இந்த செவ செவ செவன்னு இருக்கும்பொழுது எனக்கு எ எங்க அம்மா பாக்கும்போது அழகா அது தெய்வகலாட்சணம் எப்பவுமே எனக்கு இருந்துட்டே அந்த ஆர்வம் வந்து எங்க அம்மாகிட்ட இருந்துதான் வந்து, அந்த ஆடையோட விஷயமே எனக்கு ஏற்பட்டது.
ஆஹா! ம். ம். ம்ஹ்ஹ்ம். ஆஹா.
அப்டி இருக்கும்பொழுது, நா அந்த சுடிதார்லாம் இது பண்ணி பார்த்தா அதுக்கப்பறம் வந்து, இந்த கான்ஃபிடென்ட்டு ஒரு விஷயம் தந்த ஒரு விஷயம் எப்பன்னா, இந்த பசங்கள்லாம் போdறான் பாரு அந்த ஜீன்ஸு, பேன்ட் அதுபோலலாம் போடும்போது, எனக்கே ஒரு இந்த அந்த ஒரு அ ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஒரு தைரியமா வந்து குடுகுடுன்னு ஓடத்தா இருக்கட்டும், இந்த வண்டி ஓட்டத்தா இருக்கட்டும். அதுபோலலாம் வந்து ஆமா. அ ஆமா, நிச்சயமா, நிச்சயமா. நா வேற அந்த கொம்பெல்லாம் சுத்தும்பொழுது பாத்தீங்கன்னா, எனக்கும் அந்த <tsk> நமக்கு வந்து உடை வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அதுக்கேத்த பயிற்சில்லாம் பண்ண முடியுமில்லையா?
ம்ஹ்ம். ம். அந்த மாதிரியான விஷயங்களுக்காக. பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக. ம். ம்ஹ்ம். இப்போ, நீங்க சிலம்பாட்டம் பயின்று பயிற்றுவித்து கொண்டிருக்குறீங்களா? பயின்று கொண்டிருக்குறீங்களா?
அ. ஆமா, ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. அந்த சிலம்பத்துக்கு ஏத்தாப்போல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கேத்த உடைகளா அணியணுமில்லையா?
ஆ. சரி. சரி. ஓகே. வீரப்பெண்மணி. ம்.